இப்ப இப்ப நம்மளோடைய அன்றாட வாழ்க்கையில, நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்ருக்கு. அது வந்து ஊடகங்கள் மூலியமாவே, நிறைய விஷயங்கள் வந்து பிரதிபலிச்சுக்கிட்டிருக்குன்னு சொல்லுவேன். அது வந்து "அது நம்மளோட, மத மதம் சம்மந்தப்பட்டிருக்கலாம். இல்ல, பெண்கள சம்மந்தப்பட்டிருக்கலாம். இல்ல வந்து, மாற்று திறனாளிய, அவங்கள பத்தி இருக்கலாம்". நிறைய விஷயங்கள் வந்து, நம்ம ஊடகங்கள் வந்து நல்ல விதமாவும் வருது. அது வந்து, இதாவ் ஒரு மோசமாவும் வருது. அத எப்டியெல்லாம் நீங்க வந்து எப்டியெல்லாம் நீங்க வந்து பார்க்குறீங்க? அத பத்தி என்னோட பகிர்ந்துக்க முடியுமா?
கண்டிப்பாங்க. இந்த தொலைக்காட்சி தொ பார்த்தீங்கன்னா, தொடரா இருக்கட்டும், இல்ல செய்தியா இருக்கட்டும், இல்ல திரைப்படங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு முன்னுக்கு முரணா தான் அவங்க எடுக்குறாங்க. குறிப்பா சொல்லனுனா சென்னை மட்டுமே, அவுங்க அ பார்த்து, அங்க என்ன வாழ்க்கை இருக்குதோ, அதே வாழ்க்கை தான் வந்து, கடைக்கோடியிலும் வாழ்வாங்கிற மாரி, அங்க திரைப்படத்துல வந்து குறிப்பா காட்றாங்க. திரைப்படத்துலையும் நா தொடர்கள்லயும். ஆனா ம்ஹூம். கடைக்கோடியில இருக்க மக்களோட வாழ்க்கை என்னங்கிறது அவங்களால, ஒரு கற்பனை கூட நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அவங்க அவ்வளோ பலவீனம் அதாவது, அந்த கற்பனைங்கிறதுக்கோட விஷயம் வந்து அவங்கட்ட ரொம்ப கம்மியா இருக்குது. ஒருநாள் அங்க ஒரு தூரம் பயணிச்சா, அவங்களுக்கு தெரிஞ்சிர போது. ஏன் அதெல்லாம் பண்ணாம அவங்க வந்து, பொய்யான விஷயத்த மட்டுமே பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு, கோவம் தான் வருதுங்க, அவங்களலாம் பார்க்கும்போது.
அதாவது இந்த கட்சிகள் பத்தி சொல்ல வர்றீங்களா?
எத பத்திங்க?
கட்சிகள் இந்த மாதிரிலாம் வந்து. "இந்த இவரு இப்படி பண்ணாரு. அவுங்க இப்படி பண்ணாங்க" அப்படின்ற மாரி பேசுவாங்கல்ல? "இந்த தலைவர் வந்து இப்படி பண்றது அது தப்பு". இந்த விமர்சனங்கள்லாம் வைப்பாங்க, பாருங்க. அதெல்லாம் வந்து ஒரு, மோசம் தான். அது வந்து எனக்கு அது புடிக்காது. ஏன்னா வந்து, இந்த கட்சிகளோ இந்த மாதிரி. அப்போ வந்து "இவுங்க அப்படி பேசுறாங்க, அவுங்க இப்படி பேசுறாங்க" அந்த விமர்சனங்கள் வைக்கறது கூட, அது ஒரு மோசமானதுன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
ஆமாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, விமர்சனங்கள் பத்தி நான் வந்து ஒருவொருத்தர் தனிப்பட்ட கருத்துங்க. அந்த கருத்த வந்து மத்தவங்களாம் திணிக்காத அளவுக்கு அவங்க வந்து உண்மைய எடுத்து உரைச்சா, அது நல்லதுன்னு நான் நினைப்பங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, குறிப்பா "சீமான்" அவர்களும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேத்த பத்தி விமர்சனம் வைப்பாரு. அந்த விமர்சனம் வந்து எவ்வளோ வரைக்கும் உண்மையா இருக்குதுன்னு தான், எனக்கு பெரிய கேள்வி. அவரு ந அவரு வந்து பேச்சுல தான் நான் வந்து, ஒரு பழனி பாபானு ஒருத்தர் இருக்கிறாருன்னு எனக்கு தெரியுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாதுங்க.
ம். ஆ.
அந்த "பழனி பாபா" ஒருத்தர பத்தி அவரு பேசினது, சரி யாரு தான் அந்த பழனி பாபானு சொல்லிட்டு, நான் வந்து போயி பார்த்தா, அவரு வந்து எம் ஆமாங்க. அவர் வந்து எம்ஜிஆர் எல்லாம் வ போட்டு கிழி, கிழின்னு கிழிச்சிருப்பாருங்க.
<chuckles> .தேடி, வருது. ஐயய்யோ! வயசானவரு தானா?
ஆமா. வயசானவருதான். இல்லங்க, அவரும் வந்து எம்ஜிஆர் காலகட்டத்துல ரெண்டு பேரும் ஒரே காலகட்டத்துல வாழ்ந்துவந்தாங்க. எ எம்ஜிஆரோட சொல்லப்போனா, வயசுல வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருப்பாருங்க.
ஓ! சரி, சரி. ஆ. ம். ம்.
அவரு வந்து எம்ஜிஆர் உட்பட நெறைய பேர்த்த கிழி கிழின்னு கிழிச்சிருக்காருங்க அன்னைக்கு. அப் அது வந்து அவரு இறந்துட்டாருங்க. அவர் வந்து ஏதோ துப்பாக்கி சூடு பட்டு இறந்துட்டாருங்க.
ஓ! சரி, சரி. அம்.
அப் அப்படிப்பட்டவங்கள வந்து, அறிமுகம் வந்து இந்த மாரி ஒருத்தரு வந்து, விமர்சனம் வைக்கும்போது தான் எனக்கு நம்மளுக்கு அறிமுகம் ஆகுது. அந்த மாரி அ எவ்வளவு தூரம் அவங்க உண்மையா அந்த விமர்சனம் வைக்கிறாங்களோ? அது வரைக்கும் அது சரிங்க. ஆனா, சில பேர் வந்து என்னன்னு தெரியாம, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க. பேசினொன்ன, நம்ம போய் நம்ம கேட்கும்போது தெரியும், இது என்ன முட்டாள் தனமா இருக்குது! குறிப்பா சொல்லணும் ஜோசியம் இதுமாரில்லாம் பேசுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கம் அந்த பாஸ் பாஸ் பாக்கு சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு வந்து எல்லாமே நல்லதுதான் நடக்கும். பிஸ்கட் சாப்பிட்டு போங்க, Good Day சாப்பிட்டு போங்க. நல்லதா நடக்கும். இந்த மாரி என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த கம்பெனிக்காவது இவங்க வேலை செஞ்சாவது பரவாயில்லை ஏதாச்சு வருமானம் கெடைக்கும். இவங்க யாருக்கு இது பண்ணுறாங்கன்னு நமக்கு புரியறதே இல்லைங்க. ஆனா இவங்கள நம்பி உன்னோரு கூட்டம் போகுதுங்க. அதுதான் பெரும் ஆச்சரியமா இருக்கு.
<chuckles> ஓ! <chuckles> <chuckles> ஆ. ஆ. ஆமாங்க. ஏனா வந்து அ அப்ப தானே அவங்களோட இந்த டி.ஆர்.பி. ன்றது வந்து நல்லா ஹிட் ஆகும். அதனால போல இருக்கு. <chuckles>
ஆமாங்க. அது தொல தொலைக்காட்சியில பண்ணும்போது நமக்கு அந்த மாரியே தெரிஞ்சது. நம்ம தொலைக்காட்சி அதுலே பார்க்கோணும்னு வந்தா, இப்ப இந்த YouTube தளத்தில வச்சு அவங்க அத தான் பண்ணிட்டு இருக்குறாங்க.
ம். ஆமாங்க. <chuckles> ஆளாளுக்கு உ இந்த மாதிரி வந்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. இதான் முக்கியமாயிருச்சு.
ஆமாங்க.
ம். இப்ப இந்த ஊடகங்கள்ல வந்து, எத்தனை வந்து நிஜமான ஒரு பிரதிநிதியா இருக்கும்ன்னு நீங்க வந்து பிறகு சொல்றீங்க?
அ அது பாத்தீங்கன்னா வந்து, யாருல்லாம் வந்து தன்னோட இந்த இப்போ பாத்தீங்கன்னா வெறும் தொலைக்காட்சி மட்டும் இல்லைங்க. இன்னைக்கு வந்து YouTubeல வந்து தனி நபர் வந்து, அவங்க ஒரு சேனல் நடத்துறாங்க. அதுனால ஒரு தொலைக்காட்சியும், இவங்க தனி நபர் நடத்துற சேனல் 2மே வந்து ஒரே மாதிரி இடத்துல நிக்கிதுங்க. அது தான் இந்த காலத்துல இந்த விஞ்ஞான வளர்ச்சியில வந்து ஏற்பட்ட ஒரு விஷயம். அவங்க வந்து பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு தொலைக்காட்சி நடத்துறாங்க. இவங்க வந்து சில மணி நேரங்கள் அவங்களோட உழைப்பு, அத மட்டும் முதலீடா பண்ணி இந்த தொலை இந்த YouTube தளத்த வந்து சேனல் நடத்துறாங்க. இதுல விஷயத்துல என்னனு பாத்தீங்கன்னா, 2 பேருமே சரி சமமா நின்னு உண்மையும் சொல்லுறாங்க, பொய்யும் சொல்லுறாங்க. அதுல நம்ப ரொம்ப, ரொம்ப வடிகட்டி தேர்ந்தெடுத்து யார் உண்மைய பேசுறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ப யு நம்மளோட அறிவை தொறந்து வச்சு பாத்தா மட்டும் தான், அத கண்டுபிடிக்க முடியும். இல்லன்னா, ந நம்ம ஏமாந்துறுவோங்க. அது கொஞ் அது கொஞ்சம் பாத்துக்க வேண்டிய விஷயம்.
ஓ! அவங்க சொல்லுற விஷயங்கள பத்தி சொல்றீங்களா? ம் ரொம்பவே சரியா சொன்னீங்க. ம் இப்போ குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த வந்து இந்த சாதி இந்த பெண்கள பத்தி இந்த மாரிலாம் பேசுறாங்கல்ல, அது எப்படி பெரும்பாலும் வந்து வெளி வெளிப்படாமயே வந்து ஒரு குழுக்களா வந்து எப்படிலாம் கட்டி காப்பாத்துறாங்க? அத பத்தி சொல்ல முடியுமா?
ஆமாங்க. ஆமா. ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. அது வந்து 3/4வாசி நேரம் வந்து, இந்த ஆண் ஆதிக்கம் மனம் கொண்டவங்களோ! இல்லன்னா அது ஜாதியோட தாக்கம் ரொம்ப அதிகம் கொண்டவங்க. இவங்கனால மட்டும் தான் இந்த விஷயத்த வந்து திரும்ப, திரும்ப காப்பாத்தப்படுதுங்க. இவங்களிருந்து வேர்கள் மாரி அதாவது, இவங்க சொல்ற விஷயம் வந்து உண்மைனு சொல்லி நம்புவாங்க பார்த்தீங்களா, அது அ அவங்க சொல்ற விஷயம் தப்புனு சொல்லி, அவங்க தெரிஞ்சிக்கவும் கூட அவங்க ஸ் நேரத்தையோ, இல்ல அறிவோ செலவு பண்ணாம, "இவங்க சொன்னா சரியா இருக்கும். ஏனா, இவங்க இந்த விஷயெல்லாம் சாதிச்சவங்க. இவங்க இதெல்லாம் செஞ்சவங்க." அப்டி ஒரு நம்பிக்கையில பே நம்புவாங்க பார்த்தீங்களா, இவங்க இவங்களால மட்டும் தான் நம்ம வந்து தப்பான விஷயங்கள வந்து நமக்கு வந்து இத கொண்டு வர்றாங்க. அது குறிப்பா இந்த திரைப்படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, 90 காலகட்டத்துல வந்த திரைப்படங்கள எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்க சொன்ன அந்த பெண்கள பத்தி, அந்த அந்த கற்ப பத்தின விஷயம், எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்குங்க. குறிப்பா சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, "அந்த பெண்ணை கட்டுனா கெடுத்தவனே தான் கல்யாணம் பண்ணனும். அவனுக்கு தண்டனை எல்லாம் எதுவும் கிடையாது." அப்டினு சொல்றது.
ம். ஆமாமா. ம்.
அந்த பெண்ணுக்கு வந்து பிடிக்காத ஒருத்தன் வந்து கெடுத்துட்டான்கிறக்காக அவனோட வாழவும் முடியாம அது வாழ்றாள் மாரியும் சகிச்சிட்டு வாழ்றாள் அப்டின்கிற மாரி கதையெல்லாம் கொண்டுபோய் ஒரு முழு படத்தையே எடுத்திருப்பாங்க. அந்த மாரி எல்லாம் விஷயம் எல்லாம் பார்க்கும் போதெல்லாம் இந்த காலத்துக்கு அது ஒ பொருந்தாது மட்டுமில்ல. அந்த காலத்திலயும் அது பொருந்தாது தான். அந்த காலத்திலும் ம மனிஷன் மனிதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் எதிர்த்து சண்ட போட்டு, "வேண்டா" சொல்லி எல்லாம் தவிர்த்துட்டெல்லாம் போனவன் இருக்கான். ஆனா, அந்த மாரி எல்லாம் படத்துல எடுத்ததே இல்லைங்க. அது கிட்டத்தட்ட ஒ 10 வருஷம், 20 வருஷம் இல்ல 30, 40 வருஷத்துக்கு
ஆமாமா. ஆனா, இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து ஆனா, இப்ப நான் நிஜத்திலேயே நடந்துட்டிருக்கு. <chuckles> புடிச்சா வாழ்றது, புடிக்காம இருந்தா போயிறது. அந்த மாரி போயிட்டிருக்கு. <chuckles> ம்.
<laughs> ஆமாங்க. அது நல்லது தாங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து வந்து அத முடிவு எடுத்து பண்ணா நல்லது. ஆனா, ஒருத்தர் மட்டும் அத முடிவு எடுத்துட்டு, இன்னொருத்தர் மேல வந்து அந்த பண சுமை இதயோ இல்லைனா வந்து அந்த குழந்தை மேலே இருக்கிற சுமைய வந்து ஒருத்தர் மேல மட்டும் தள்றதுங்குறது மோசமானது. அதா, குறிப்பா சொல்லணும்னா, ஆண்கள் மேல வந்து பண சுமையும், பெண்கள் மேல வந்து, அந்த குழந்தைய பாதுகாக்குறது மட்டும் அவங்க பொறுப்புங்கிற மாரியும், அந்த தள்றது எனக்கு அது கொஞ்சம் அது விசித்திரமாவும், வேடிக்கையாவும் இருக்குதுங்க. அது கொஞ்சம் மாத்திட்டா நல்லதுன்னு தோணுது.
ம். இந்த மாற்றத்துக்கு வந்து யாரெல்லாம் வந்து பொருந்துவாங்க. அந்த பொறுப்பெல்லாம் யாருக்கு இருக்கும். அத பத்தி சொல்ல முடியுமா?
பொறுப்பு வந்து நம்மட்டதாங்க இருக்குதுங்க. யாரோ வேற ஒரு 3வது ஆள்ட்ட இல்லேங்க. ஏன்னா, நம்ம வந்து எத பார்க்கிறோம், எத கேட்கிறோங்கிறது நம்ம தான் முடிவு பண்றோம். அப்படி பார்க்கிறவங்களுக்கு நல்லத பார்க்கிறவங்களோட எண்ணிக்கை அதிகரிக்க, அவுங்க சொல்றவுங்க வந்து இத மட்டும் தான் அவுங்க பார்க்குறாங்க, இத மட்டும் தான் கேட்குறாங்க. நம்ம வேற எதுவும் கொ சொல்லக்கூடாது அப்பிடிங்கிற இடத்துக்கு அவுங்களும் வந்துருவாங்க. ஆனா
<chuckles> கண்டிப்பா. இந்த செய்தியாளர்கள், இந்த தயாரிப்பிளா தயாரிப்பாளர்கள்லாம் கிடையாதுன்றீங்களா?
ஆமாங்க.
ம். ஆனா போடுறது அவுங்க தானே! அவுங்கள வச்சுதான் நம்ம வந்து பார்க்குறோம்.
அ. ஆமாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, டிஆர்பி ரேட்டிங்ன்னு ஒண்ணு வச்சுதான் அவுங்க அது கணக்கு பண்றாங்க. அங்க தொலைக்காட்சி போனா டிஆர்பி ரேட்டிங். படத்துள்க்கு போனீங்கன்னா அந்த படத்தோட வசூல். அதுவே வந்து இந்த பக்கம் <chuckles> YouTube தளத்துக்கு எல்லாம் வந்தீங்கன்னா, வியூஸ். இத தான் அவுங்க பார்க்குறாங்க. எத்தன பேர் எத பார்க்கிறாங்க. அதப் பொறுத்து தான் அவுங்க திரும்ப, திரும்ப அந்த வீடியோ போட்றாங்க. இப்ப உதாரணத்திற்கு சொல்றேன் இப்ப நம்ம ரஜினி அவர்கள் ஒரு படம் நடிச்சு வந்தா, அந்த படத்த பத்தி நிறைய நீங்க தேடினீங்கன்னு வச்சிக்கோங்களேன், ஓ! ரஜினிய பத்தி நிறைய தேட்றாங்க. அதுனா நம்ம ரஜினிய பத்தி எத வேணா போட்டாலும் பார்ப்பாங்கன்னு சொல்லி அவன் போட்றான். நீங்க போட்டதுக்கு எல்லாம் பார்க்காம நீங்க நிறுத்தி த அ அப்பிடியே தவிர்த்துட்டு நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப அதோட இது யாருமே பார்க்கிறதில்ல. நம்ம இத போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்ல. அவுங்க நின்றுவாங்க, நிறுத்திருவாங்க.
ம். <chuckles> கண்டிப்பாங்க. ஓ! ஆமாங்க. சரியாவே சொன்னீங்க. இப்ப இந்த சமீபத்தில கூட இந்த இந்த படம் வந்து இது <chuckles> வந்துச்சே, "படையப்பா." அதுக்கு இப்ப பயங்கரமா போயிட்டிருக்கு.
ஆமாங்க. ஆமாங்க. ஏன்னா இ இப்ப நடிக்கிற ரஜினி படமல்லாம் வந்து அந்த அளவுக்கு கமர்ஷியலான விஷயம் எதுவுமில்லைங்களே அதனால.
ம். <chuckles> ஆ. ஓ! அதனால இப்ப திடீர்னு வந்து இப்படிலாம் போடுறாங்க. ஆமாங்க அந்த திருப்பியும் வந்து இந்த கில்லியா இருக்கட்டும், அந்த மாரி படங்கள் வந்து திருப்பி, திருப்பி போடுறாங்க.
ஆமாங்க.
ம். இந்த மாரி வேற எதாவது உதாரணம் வந்து சொல்ல முடியுமா?
கண்டிப்பாங்க. அங்கல்லாம் நெறைய இருக்குதுங்க. உலகத்துல பொறுத்தவரைக்கும் இந்த எல். ஜி. பி. டி. ன்னு ஒரு விஷயத்தை வந்து பெரிய அளவுக்கு அவங்க வந்து தூக்கி புடிக்காம வுட்டுட்டாங்க. அதே சமயத்தில் அப்படின்னா வந்து ஓர் இனத்தில ஒரு அதாவது ஆண் ஆண கல்யாணம் பண்ணிக்கிறது, பெண் பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுங்க.
அப்பட்ன்னா என்னாது? ஆ. ஐயயோ! அப்படியா? இப்படிலாம் இருக்குதா என்ன? அ. அ. ம்.
இது வந்து உடல் ஆமாங்க. ஆமாங்க. அப்படி இருக்குங்க. அதை பத்தி எதுவுமே அவங்க வாய் தொறக்காம போய்ட்டாங்க. மத்த நாடுலல்லாம் போய் அந்த மாரியான திருமணத்துக்கல்லாம் வந்து சி சில நாட்ல வந்து அதை வந்து சட்டபூர்வமா வந்து அரு அங்கீகாரம் குடுத்துட்டாங்க. சில நாட்ல குடுக்கலைங்க. இப்ப நம்ம நாட்ல வந்து அதை குடுக்கறதா? வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில தான் வச்சுருக்காங்க. இன்னை வரைக்கும் அதுக்கு தெளிவில்லைங்க.
ம். சரி. அ. ஆ.
இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இந்த விஷயத்தை வந்து தூக்கி புடிக்கிறதும் சில பேர் தூக்கி புடிக்கிறாங்க. சில பேர் வந்து அதை வந்து எதுவுமே சொல்லாம கடந்தும் போறாங்க. அந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து உடல் சார்ந்த ஒரு விஷயம். அது தனி நபர் சார்ந்த விஷயமாவும் இருக்குது. ஒண்ணு
அது அவரவரோட முடிவுகள் தானே.
ஆமாங்க. அவங்க முடிவு தான். ஆனா அந்த விஷயத்தை வந்து கையாள்ற விதம் வந்து மொ மொதல்ல வந்து எல்லாத்துக்கும் வந்து கொண்டு போய் சேர்க்கோணும். இப்ப நீ உங்களுக்கு அதை பத்தி என்னன்னு தெர்ல. இந்த மாரி விஷயத்தை வந்து நெறைய பேத்துக்கு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில வந்து ஊடகம் தான் இருக்கு. ஆனா அதை பத்தி அவங்க தொ சொல்லாம, அப்படியே தாண்டிட்டு போயிர்றாங்க.
ம். ஆமாங்க ரொம்பவே சரியாக சொன்னீங்க. அது எல்லாத்துக்குமே ஒரு விழிப்புணர்வு மாரி கொண்டு வந்தா தான் எல்லாருக்குமே அது தெரிய வரும். அதுக்கு ஆனா வந்து அது தப்புன்னு நெறைய பேரு நெனைக்கிறனால, அது மாரி பண்ணலையோ என்னமோ.
ஆமா. ஆமாங்க. அது வந்து தப்போ சரியோங்க, அது வந்து அந்த தனி மனிதனுடைய சுகந்திரத்துக்கு உட்பட்டது. அவரு வந்து யாரையும் காயப்படுத்தாம, அவரு வந்து அந்த எந்த முடிவு எடுத்தாலும், எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற விஷயம் தான் இந்த சட்டபூர்வமா நமக்கு குடுத்திருக்கிற சுதந்திரம். அந்த விஷயத்தை வந்து
ஆனா வந்து அம்மா, அப்பா வந்து பாதிக்கப்படுவாங்க தானே.
கண்டிப்பாங்க. ஆனா அம்மா, அப்பா அதே அம்மா, அப்பா வந்து டைவோர்ஸ்ன்கிற விஷயத்ல போகும்போது அதே விதமா அந்த கொழந்த பாதிக்க தானே படுதுங்க. அந்த கொ <chuckles>
<chuckles> ஆமாமா ரொம்ப சரியா சொன்னீங்க.ம்.
இப்போ ஒருத்தர் பாதிக்கிறாங்கன்னா, அவங்க உணர்வையோ, இல்லன்னா அவங்களோட உடலையோ, இல்ல அங்களோட பணத்தையோ இந்த மாரி விஷயத்த, அங்கள வந்து மனத பாதிக்காத அளவுக்கு இருக்க வரைக்கும், எந்த விஷயமும் பிரச்சனை இல்லங்க. ஆனா இன்னொருத்தருடைய சுதந்திரமான ஒரு விஷயத்த, அங்ககளுடைய ஆசைய வந்து யாரையும் எந்த விதத்தையும் துன்புறுத்தாம அவரு செய்யப்போறார்ன்னும் போது, அத வந்து சட்டபூர்வமா அதுக்கு வந்து எந்த அங்கி அங்கீகாரம் குடுக்காம இருக்காம குடுத்துருந்தாங்கன்னா, பிரச்சனை இல்லைங்களே.
ம். ஆமாமா. சரியாவே சொன்னீங்க. இதேமாரி இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் இப்படி தானே இருக்கும்.
ஆமாங்க கண்டிப்பாங்க. மாற்றுத்திறனாளிக்கு வந்து நம்ம கலைஞர் அவரு, அந்த மாற்றுத்திறனாளிகள்னு அந்த பேரு குடுத்ததா இருக்கட்டுங்க. ஊனமுற்றவங்கன்ன பெர மாற்றி மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி. அதுவே ஒரு மொதலு படி தான் நான் சொல்லுவேங்க. அந்த விஷயத்த வந்து ஊடகம் நல்லாவே அது வந்து நெறைய இடத்துல வந்து மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லி நெறைய இடத்தில அவங்க சொல்றாங்க. ஆனா அந்த திரைப்படத்ல பார்த்தீங்கன்னா நெறைய இடத்துல வந்து அவங்கள ஊனமுற்றவர்கள்னு சொல்லியோ இல்ல வேறு ஒரு பெயர் சொல்லி பண்ணும்போது அ கொஞ்சம் நகைப்புக்குள் ஆகும்போது அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குங்க. ஆனா
ஓ! ம். ஆமா அதான். நமக்கு கூட தெரியாது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கும்.
ஆமாங்க. ஆனா நான் எனக்கு வந்து கலைஞர்ல அவர் செஞ்ச செயல்ல வந்து இது ரொம்ப, ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இது ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம் கூட. ஏன்னா அந்த பேர வந்து குடுத்தது வந்து நல்லா இருக்குங்க. அவருகளுக்குங்க.
ஓ! ரொம்பவே நல்லாவே சொன்னீங்க. அ அப்புறமேட்டு நம்ம நம்மளோட நாட பத்தி இந்த மாதிரிலாம் நடக்கும்ல. இந்த ஊடகங்கள் வந்து அ பேசுவாங்கல்ல பொதுவா. நம்ம நாட்ட பத்தி மத்த நாடு வந்து பேசும்ல? அந்த மாதிரி எதாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா?
ஆமா. சமீபத்தில பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ஆர் படம் வந்ததுங்க. அந்த படத்துல வந்து அ கடைசி காட்சில வந்து ஆங்கிலேயர்கள வந்து அவமானப்படுத்துற மாரி ஆங்கிலேயர்னா அந்த நான் அந்த லண்டன் அவங்கள சொ சொல்றேங்க. அவங்கள அவமானப்படுத்துற மாரி அவங்க வந்து அந்த அவங்களோட அந்த கிரீடத்துக்கு மேல வந்து ர ஆமா ரத்தத்த இந்த காட்சிய பார்த்துட்டு எ அவங்க அந்த லண்டன்ல இருக்கிறவங்க இன் ஊடகம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாயிடுச்சா அவங்களுக்கு. அங் ந அவங்கள மட்டும் இல்ல நெறைய மக்களும் வந்து அங்க கோவப்பட்டுட்டுடாங்க. அவங்க வந்து இது எப்படி தப்பு அப்படி இப்படின்னு நெறைய வாதம் போட்டாங்க. அதாவது அந்த ஆன்லைன்ல அந்த ரீடிங் அந்த இதில போன நெறைய இது போட்டாங்க. அப்பம்போது என்ன பண்னாங்க. இது வந்து உங்களுக்கு 1 நாள் ஒரு 2 ஒரு 2 நிமிஷம் பார்க்கவே இவ்வளோ வலிக்கிதே. அவங்க 200 வருஷமா அடிமையா இருந்திருக்கிறாங்களே! அவங்களுக்கு அது வலிக்காதா? நீங்க இன்னி வரைக்கும் ஒரு மன்னிப்பு கூட கேட்கல்லன்னு சொல்லிட்டு நெறைய பேர் அதுக்காக பதில் கண்டனம் தெரிவிச்சாங்க.
ஆமா. ஆமாமா. ம். காட்சிகள் போட்டிருக்காங்க. ஐய்யயோ! ம். ம், ம். ம். இப்போ நம்ப ஊருல உள்ள பெரியவங்களாமா?
நம்ப ஊருல இல்ல. மத்த நாடு அண்டை நாட்டுல இருந்து அவுங்களும் அதுக்காக வ அந்த கண்டனம் வந்து தெரிவிச்சாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா 200 வருஷமா ஆமா. 200 வருஷமா அவங்க அடிமை பண்ணியிருக்காங்க. ஆனா, இதுவரைக்கும் அவங்க ஒரு மன்னிப்பு கூட கேட்டதில்லிங்க.
இப்போ நமக்கு சப்போர்ட் பண்ணுற மாரி. ம். ஓ! இதுவே அ நல்ல விஷயம்தாங்க. இதுமே இந்த மாதிரிலாம் வந்து இந்த படம் மூலியமா வந்து வெ வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரதிபலிக்குது.
ஆமா. ஆனா இது என்ன பிரச்சனைனு பாத்தா, இந்த ஊடகத்துல வந்து எந்த ஊடகமும் வந்து தமிழ்ல குறிப்பா தமிழ்ல இருக்கிற ஊடகம் எதுவுமே இந்த செய்தி வந்து வெளியிடவே இல்லைங்க. அது தான் வருத்தமான விஷயம்.
ஓ! எதனால அப்படி?
அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தை எல்லாம் த காட்டுறனால எந்த லாபமும் கிடையாதுங்க. இதுல என்ன பிரச்சனைனு பாத்தீங்கன்னா, விளம்பரம் கொடுக்கறவங்க எல்லாம் வந்து வெளிநாட்டு க நிறுவனமா இருக்குறனால, அவங்களுக்கு வந்து எதுவும் பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணமா கூட இருக்கலாம்.
<chuckles> அதேதான். ம். ரொம்பவே சரியா சொன்னீங்க. நீங்க ரொம்ப அழகா வந்து இந்த இந்த இந்த ஊடகங்கள்ல இல்ல, எந்த இதெல்லாம் வந்து நல்லதா வருது. அதுல என்னென்னலாம் விளைவுகள் தருது அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகாகவே என்கிட்ட பகிர்ந்துகிட்டிங்க. நெறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரியவே இல்ல இத பத்தி. நிறையவே வந்து உங்கள்ட்ட நான் கத்துக்கிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். அது உங்கள்ட்ட கத்துக்கிட்டது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாவும் இருக்கு. உங்கள்ட்ட பேசினதுக்கும் ரொம்பவே மகிழ்ச்சியாவும் இருக்கு. மிக்க நன்றிங்க.
மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.